ஆமா, ஆமா. இப்ப சில நேரங்கள்ல நம்ம அந்த எமோஜிஸ் பயன்படுத்திகிட்டே இருப்போம். நண்பர்களுக்கு மத்தியில. அது நம்ம கைக்கு பழகிரும் இல்லேங்களா! சில நேரத்துல யாரோ நம்மளோட ஹையர் ஆஃபிஷியல்ஸ் நம்ம எங்கயாவது வெளில இருக்கும் போது சாட் பண்ணும்போது, தப்பி தவறி நம்ம கை நேரடியா அதுக்கு தான் போகும் <laughs> அந்த சிட்யூயேஷன் அந்தமாரி எதாவது பண்ணி மாட்டிருக்கீங்களா?
அந்த மாதிரி மாத்தி அனுப்பினது அதாவது நான் செய்தியவே அ யாருக்கு அனுப்பனும்மோ, அவுங்களுக்கு அனுப்பாம. என்னோட மேலாளருக்கு ஒரு தடவ அனுப்பிச்சுட்டேன் <laughs> அது அவரப் பத்தி தான் திட்டி நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். அது அடுத்தடுத்து இருக்கும் அந்த ஷாட்டு. அப்போ வந்து அவ் நான் தான் அவரோட அதிகமா பேசுறமாரி இருக்கும். ஏன்னா, அவருக்கு அடுத்த நிலையில நான் தான் இருந்தேன். அப்போ குழுவில யாரோ ஏதோ அவர் இப்பிடிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு திட்டிட்டு இருக்கும்போது, ஆமா அவருக்கு வர வேல இல்ல. நீங்க உங்க வேலைய பாருங்க நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அத அவருக்கே அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நேரா அவர் கிட்ட போறேன். நான் சொல்றேன் "உங்க தொலைபேசிய குடுங்கன்னு." அவர் நான் ரொம்ப சகஜமா பழகிக்குவோம். அவர் வந்து "எதுக்கு?" அப்பிடி கேட்டா தான் அவுங்களுக்கு கொடுக்க மனசுல எதுக்குன்னு "இல்ல, இல்ல எனக்கு ஒரு குறுஞ்செய்தி நான் தெரியாம உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். அத டெலிட் பண்ணணும்." அப்பிடின்னே சொல்லிட்டேன். ஏன்னா, எனக்கு பொய் டக்குன்னு வரவே வராது. அப்போ அவரு வந்து இல்ல நான் வந்து என்னோட பெர்சனல் மெசேஜ் லாம் இருக்கு. எனக்கு அவரு வந்து சகஜமா இருக்க கூடியவர் தான். ஆனா அப்ப என்கிட்ட குடுக்க கூடாதுன்றதுக்காக
ம்ஹ்ம். <laughs> அச்சச்சோ! ஆஹ ஆஹா! சரி, சரி. <laughs> அஹ, அச்சச்சோ! <laughs> ஆஹா! அ. அ. சரி, சரி. ஆ. அ. அ. சரி, சரி. ஆஹ. கண்டிப்பா. அதுக்கு அது என்னன்னு பார்க்கணும்ங்கறதுக்காகவே மேபி <laughs> ஆஹ
ஆமா. அப்புட்லாம் உன்கிட்ட எல்லாம் காட்ட முடியாது அப்பிடிங்கறாரு. "இல்ல, இல்ல அ நீங்க குடுங்க முதல்ல" அப்பிடி இப்படின்னு சொன்னா, ரொம்ப நேரம் அது ஒரு போராட்டமா ஆச்சு. அவருடைய மேலாளரே பார்த்துட்டாரு. என்ன இவங்க ஏதோ வாக்குவாதம் செய்றாங்க நான் அவரோட கேபின் ல இருந்து வெளியே வர்றாரு. "என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா ஏதோ வாக்குவாதம் போயிட்டு இருக்கு" அப்பிடின்ட்டு. அப்புறம் "இல்ல, இல்ல 1 ம் இல்ல ஏதோ ஒரு, ஒரு விஷயமா அஃபிஷியல் விஷயமா பேசிட்டு இருக்கோன்னு." என்னோட மேலாளரே சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அந்தமாரி அது நான் அது உண்டு எனக்கு நினைவில இருக்கு. நான் வேலைய விட்டு வரும்போது கூட அவரு சொல்லிட்டு இருந்தாரு. "இந்த அலுவலகத்திலேயே என்கூட அதிகமா வாக்குவாதம் செஞ்சது நீயா தான் இருப்பேன்." அப்பிடின்னு
ஆஹ. அச்சச்சோ! <laughs> <laughs> அது, <laughs> அப்போ வந்து, நம்ம இப்போ தான் அந்த வாட்ஸ்அப் செயலி எல்லாம் நாம் அனுப்புறத நம்மளே டெலிட் பண்ற ஆப்ஷன்ஸ் லாம் வந்து இருக்கோ! அப்பல்லாம் அதிகமா இல்லன்னு நினைக்கிறேன் அது.
ஆமா, அப்ப இல்ல. அது அது வேற எங்களுக்கான தனி ஒரு செயலி இல்ல. அதில நம்ம வந்து டெலீட் பண்ண முடியாது. அவுங்க கிட்ட தான் போய் வாங்கணும். வாட்ஸ்அப்லேயும் அப்ப வந்து அந்த மத்தவங்கள்து நம்ம வந்து டெலீட் பண்ண முடியாது. நம்ம தான் டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம அ தொலைபேசிலேருந்து. அ அப்போல்லாம் இந்தமாரி நிறையா மாத்தி அனுப்பிச்சுலாம் மாட்டியிருக்கேன். நானு
இல்ல. ஓஹோ! முடியாது. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.